ஆனா, எளிமையா கவனத்தை வந்து படிக்கிற விஷயத்தில பிள்ளைங்கள்ட்ட வந்து நம்ம எப்படி திருப்பணும் அப்படின்னா, ஒரு டைம் வச்சுக்றணும். அதாவது ஒரு படிக்கிற விஷயம், இந்த டார்கெட் வச்சுக்கறணும். இந்த மாதிரி 1 மணி நேரத்தில இந்த ஒரு 10 கொஸ்டின படிப்போம். ஒரு சின்ன கொஸ்டினா இருந்தா, 1 மணி நேரத்தில இந்த இந்த 2 கொஸ்டினையாவது படிச்சுரணும். அந்த முள்ளு போகையில, போகையில பாத்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷம், அந்த 1 மணி நேரத்தில கீழே குனிஞ்சி நம்ம வேகமா படிக்கணும். அந்த 1 மணி நேரத்தில படிச்சு முடிச்சுடணும். நம்ம தான் வச்சுக்கரணும். அப்படி வச்சிட்டோம்னா, கவனம் வந்து திரும்பாது. இது திசை திரும்பாது ம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு. ஆமா. <clears throat>
ஆ ஓஹோ. ஓஹோ. அருமைங்க. ம் அதாவது வந்துட்டு, ஒரு 1 மணி நேரத்தில 2 கொ அ 2 கேள்விகள் அப்டின்னு நம்ப ஞாபகம் வச்சுட்டோம் அப்டின்னா, அ நம்ம வந்து அதை முடிக்கணும் முடிக்கணும்கற எண்ணத்திலயே இருப்போமே தவிர, வேற எதையும் வந்து யோசிக்க மாட்டோம் அப்டின்றிங்க.
ஆமா. ஆ முடிச்சுரலாம். ஏன்னா, ஆ வேறு எதுவும் யோசிக்காது. கவனம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த பக்கமே திரும்பும் நமக்கு. இ இத்தன மணிக்கு நம்ம சொல்லியிருக்கோமே, ஏன்னா, அ இந்த டைத்துக்குள்ள நம்ம முடிக்கணும் அப்படின்னா, நெறைய விஷயத்தை நம்ம முடிச்சுடுறப்போ, வேலை பாக்கும்போதும் அப்படிதான், அ இந்த டையத்துக்குள்ளே வேலைய பாக்கும்போது, இதுக்குள்ளே முடிச்சுறணும், நம்ம கவனம் ஃபுல்லா இப்போ பாத்தீங்கன்னா, இந்த வேலை, அந்த நேரம். இந்த வேலை, இந்த நேரம். அது அந்த மாரி, ஒரு கவனத்தை திசை திருப்புறதுக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா "நான் நேரத்தை தான் நான் வச்சுக்குருவேன்."
ஆஹ, அதாங்க. ஓஹோ! ம். அதாங்க. அருமைங்க. நல்ல ஒரு யுக்தின்னே சொல்லலாங்க. ஆ, அது வந்து நல்ல வந்து நம்மள வந்து, ஒரு கவனத்த வந்து புடிச்சு வைக்கிதுன்னே சொல்ல முடியும். ஆ,
ஆமா. கண்டிப்பா. இப்போ கொழந்தைங்களுக்கு வந்து அப்டி செய்ய முடியாது. இப்போ குழந்தைக்கு ஒரு க இது ஊட்டுறோம் அப்டின்னு சொல்றோம், அ இப்ப அதே மாரி தூங்க வைக்கும்போது பாத்தீங்கன்னா நெறைய, இந் தொட்டில வந்து நெறைய விதவிதமான பொம்மைலாம் போட்டிருப்பாங்க பாத்தீங்களா ஆ அதை பாத்துக்கிட்டே இருக்கும். அது சுத்திக்கிட்டே இருக்கும். அதை ஆமா. அதை பாக்கயில பாத்தீங்கன்னா, திரும்ப திரும்ப அதே பொருளையே பாக்கும்போதே, அது அப்படியே ஒரு டயர்டா ஆயிரும் கண் அயர்ச்சி ஆயிரும் அப்டியே தூங்கிரும்.
ஓஹோ! ஆ. ஆமாங்க. ஆஹா. ஆமாங்க, ஆமாங்க.
அதேமாரி சாப்பாடு ஊட்டி குடு குடுக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம அது திசை கவனத்த திருப்புறதுக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு ஆட்டிக்கிட்டு எ எ அது அது கவனத்த திருப்புறதுக்கு, இந்த பக்கம் பாரு, அந்த பக்கம் பாரு, அப்படியே ஊட்டி உடுவாங்க. கவனத்த திருப்பி உட்டு, ஏன்னா வாயில வைக்காது அது. அ ஆமா.
ஆஹா, அதான் அதாங்க. நம்ம ஊட்டுறோம்ங்கிறதை தெரியாமயே, ஊட்டி உட்டுறோணுங்கிறீங்க. <laughs> அதுக்கு என்ன பண்ணலாங்க? அ அ நீங்களே கதை சொன்னீங்கன்னா, அது எங்கயாது மெய் மறந்து போச்சுனா ஊட்டி உட்டுறலாங்க. <laughs> ம்ஹ்ம்.
ஆமா. அ நமக்கு வேண்டியது இப்போ சாப்பிடணும். ஆமா அ அந்த மாதி ஆமா. அந்த மாரி அந்த மாதிரியா தாங்க, ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம கவனம் வந்து, வேற வேற விதமா நம்ம திசைய திருப்பி, நம்ம வந்து கவனத்த பிடிக்க வைக்கணும். கண்டிப்பா. ஆமா.
ஆஹா, கண்டிப்பாங்க. அழகா சொன்னீங்க. ஆ இதை தவிர்த்துங்க, இப்போ எனக்கு இந்த இதிலயே தான் மனசு சுத்திக்டே இருக்குது. அ இப்போ வந்துட்டு அ, நான் சொல்லம்போது நீங்க கவனிக்கிறீங்க. கவனிக்கிறீங்களா, இல்லையான்னு நான் எப்படி தான் கவனிக்கிறது. நீங்க அழகா உம் சொல்றீங்க. <laughs> அழகா சிரிக்கிறீங்க அப்டிங்கும் போது, நீங்க கவனிக்கிறீங்களா, இல்லையான்னு நான் சொன்னத திருப்பி சொல்லு, அப்போ தான் வந்து அ எனக்கு தெரியும்ன்னு சொல்றத தவிர்த்து, வேற ஏதாவது யுக்திகள் இருக்குதுங்களா?
ஆமா. ஆமா. <laughs> ஆமா.

அ கண்டிப்பாங்க அப்ப வந்துட்டு இப்பிடி எங்கேயோ மனசு போயிற உங்கள வந்து கவனத்த வந்து திருப்பி கொண்டு வரணுன்னா, நீங்க என்ன பண்ணா நீங்க திருப்பி வந்திருப்பீங்க?
ஆமா. இப்புடு தான் எங்க அப்பா, அம்மா இருந்தா நான் சொல்லுறது <laughs>
<laughs> எதாவது பிடிச்சு கையில குடுத்தா தான் வருவேங்கிறீங்களா? <laughs> ம்.
<laughs> இல்ல, இல்ல திரும்ப கேட்கணும் நான் சொன்னது திரும்ப <laughs> நான் சொன்னத திரும்ப சொல்லுங்க <laughs>
அ <laughs> ஆ <laughs> அது ஒரு நல்ல ஐடியா ஒரு 0:10 நிமிஷத்துக்கு ஒருக்கா நான் சொன்னத திரும்பி சொல்லு! அப்பிடின்னு கேட்டம்ன்னா வேணா, ஒரு 0:10 நிமிஷம் பேச்சோட மிச்சமாயிருக்கும் பாவங்க உங்கள நம்பி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசுனா <laughs>
<laughs> ஆமா <laughs> கண்டிப்பா திரும்ப, திரும்ப கேட்டுக்கொ அ <laughs> ஆமா, எங்க அப்பா அடிக்கடி கேட்டுக்கிருவாரு, என்ன சாமி இப்ப நான் என்ன சொன்னேன்? <laughs>
ஓஹோ! <laughs> ம்.
ஐயோ! இப்ப நினைச்சு பார்த்தாலும் சிரிப்பா இருக்கும் அ
ஆமாங்க கேட்குற எனக்கே இவ்ள சிரிப்பு வருது அப்பிடின்னா, நீங்க அத அனுபவச்சுருக்கீங்க <laughs> நல்லா இருக்குங்க
ஆமா <laughs> அதான் இப்ப சொல்லி ப ஏதோ பா சிரிப்பு வந்துருச்சு எனக்கு எளிமையாக கவனத்தைப் பிடிக்க எங்க அப்பா சொன்னது தான் ஞாபகம் இருக்கு. அப்பப்ப அப்பப்போ சொல்லிட்டு நான் இப்ப என்ன <laughs>
அதாங்க. ஆஹா! <laughs> இப்ப என்ன சொன்னேன் சாமி சொல்லிருங்க. இல்லயின்னா என்னால 0:30 மணி நேரம் தொண்ட தண்ணீ வத் வத்த வந்துட்டு பேச முடியாது அப்பிடின்னு சொல்றாரு. அருமைங்க
கண்டிப்பா, கண்டிப்பா. இ இதெல்லாம் ஒரு காமெடியா போச்சு. ஆனா அ சில விஷயத்துல நானே நான் இத இது இத நான் வந்து இந்தமாரி காமெடி நான் மாட்டிக்கிட்டது ஒரு காமெடி. எங்க அப்பா கிட்ட வந்து அவரு மாத்திக்கிட்டு ஒரு காமெடியா இருக்கட்டும்.
ஆஹா!

அச்சச்சோ! சரிங்க.
ம். விட்டுட்டு க விட்டதுக்கு அப்புறந்தான். ஐயய்யோ! சாமி! உன்ன விட்டுட்டேன்னே சாமி! அப் அ, அவரு தொழ அவரு பறந்து போய் ரொம்ப நாளாச்சு. ரொம்ப நேரமாச்சு. அப்புறம் வந்து வ அவரு நீ இங்கே இருந்தாலும் குருவிய பறக்க விட மாட்டாரு! அவரே பறந்துட்டாரு அ ஆமா. எங்க அப்பா வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாரு. சாமி! நீங்க பறந்து போய் ரொம்ப நேரமாச்சு தெரியுமா? நான் அப்பவே கண்டுபிடிச்சிட்டேன். ஆ நான் இப்ப இதுவரைக்கும் என்ன சொன்னேன்? சொல்லுங்க அப்பிடின்னாரா, எங்களுக்கெல்லாம் சிரிப்பு தாங்க முடியல. அ அப்பதான் நெனைச்சேன். நீங்க அப்பவே நான், நான் வந்து நம்பி வந்து பறவைய உங்க கையில குடுத்தேன் விட்டுட்டீங்களே சாமி! அப்பிடின்னு சிரிச்சா
ஆ, புரியுதுங்க. அ <laughs> அ. ஆஹா. ஆமாங்க. அ. சரிங்க. ஆஹா! அருமைங்க! அ அஹ, சரிங்க. அ.
ம். சரி, அவரு அப்பிடி இருந்தும் வம்புளுக்குறாரு. சாமி! இதுக்கு முன்னால நான் என்ன சொன்னேன்? சொல்லுங்க. அதம் அவருக்கு மனசே கேட்கல. ஏனா, 1/2 மணி நேரம் பேசியிருக்கிறாரு மனுஷேன். எங்க அப்பா <laughs>
அதான், அதாங்க. ஆ. அச்சச்சோ! அ
ம். அப்ப தான் அவரு கேட்குறாரு, "நான் என்ன சொன்னேன்னு சொல்லுங்க சாமி" அப்பிடின்னு. "சரி விடுங்க சாமி!" அப்பிடிங்கிறாரு. நான் விடலாம் மாட்டேன் திரும்ப, நான் என்ன சொன்னேன்?
அ. அ, நீங்க சொல்லி தான் ஆகணும். நான் எவ்வளோ நேரமா கத்திட்டுருக்கறேன். இப்போ இந்த நேரத்தில வந்து அப்பாக்கு வந்து அவர அவரு திசை திரும்பி போனதும் கண்டுபுடிக்க முடியில, கவனம் இல்லாம இருக்குறாருங்குறதும் கண்டுபுடிக்க முடியல. 1/2 மணி நேரம் தொண்ட தண்ணீ வத்த பேசிட்டாரு. <laughs>
அப்பிடின்னு அ. ஆமா. அந்த பறவைய விட்டதுக்கு அப்புறம் தான் கனவு கண்டாரு <laughs> அதில. அவரு அந்த பறவைய விட்டதுக்கு அப்பறந்தான், அ இவரே கண்டுபுடிச்சாரு. அது எவ்ளோ ஒரு, ஒரு, அ ஒரு, ஒரு மென்மையான ஒரு விஷயம், நான் எவ்ளோ இதுவா ஸ்ட்ரா பேசிட்டுருக்கேன். நீங்க எப்பிடி நீங்க இந்தமாரி நீங்க விட்டுட்டீங்களே சாமி! அப்பிடின்னு சொல்லிட்டு பார்த்தா, இன் இப்பவரையும் நாங்க சொல்லி, சொல்லி சிரிப்போம். அ "சாமி விட்டுட்டேனே சாமி!" அப்பிடின்னு சொன்னாரா! எனக்கு அப்பதான் சிரிப்பு வந்துச்சு. அது மாரி சில பேர் பார்த்தீங்கன்னா, நம்ம பேசும்போது வந்து கவனிக்கிற மாரியே இருக்கும், ஆ தலையாட்டுற மாரியே இருக்கும், கண் கவனிக்கும், எல்லாமே சிரிக்கும். வாய கூட சிரிக்கும். ஏனா, அவுங்க சிரிக்கிறாங்களே! இத அவ என்ன இது என்னன்னா, சரி ஏதோ சிரிச்சிட்டே சொல்றேன், ஏதோ நம்மளும் சிரிச்சு வப்போம்.
ஆ. ஆஹா! ஓஹோ! ஆமாங்க. ஆ. <laughs> அ. புரியுதுங்க. ஆ. ம். ஆஹா! அதான், அதாங்க <laughs> அருமை, அருமைங்க! இது நல்லா இருக்கு. நான் இத எதிர்பார்க்கவே இல்ல. நான் கூட கவன சிதறல் அப்பிடின்னா, ஆ எதுமே பண்ணமாட்டாங்க அசையாம அவங்க பாட்டுக்கு என்னமோ வாய பொளந்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நெனைச்சேன். ஆனா
<laughs> இல்ல, இல்ல. இது ஏன்? ஆமா. ஆமா. இல்ல, நான் இது ஏனா நான் ஒருத்தவுகள்ட்ட இப்பிடி பண்ணியிருக்கேன். அதனால தான் என்னன்னா, ஒருத்தவங்க வந்து எ எனக்கு சுத்தமா புடிக்கலங்க. அவுங்க வர்றது புடிக்கல, அவங்கக்கிட்ட பேசுறதே புடிக்கலங்க. ஆனா, எனக்கு என்னன்னா உள்ள ஒரு வேல இருக்கு. என் வேலைய விட்டுட்டு நான் இவங்கக்கிட்ட பேசணும். ஆனா மரியாத நிமித்தமா அவுங்கக்கிட்ட வந்து போன்னு சொல்ல முடியல.
ஓஹோ! <laughs> ஆ, சரிங்க. ஆஹா! அ.